பாருங்க எல்லாமே உங்களுக்கு இயற்கையாவே அமஞ்சிருச்சு. நம்ம வந்து மேற்கொண்டு, அதாவது நம்ம அந்த அந்த கட்டிலு, இந்த சேர் மட்டும் நம்ம கொண்டு போயி வச்சது மட்டும் போதும். மத்ததெல்லாம் இயற்கையா உங்களுக்கு வந்து, அரண் மாரி வந்து அமஞ்சிருச்சு.
அப்ப அப்ப சுத்தி வந்து அது கொட மாதிரி இருக்கும். எந்த அதாவது பகல் பொழுதிலயோ, அது இரவு பொழுதிலயோ இது பகல் பொழுதில அந்த எடத்துல உட்காந்தா, எப்படி வந்து வெயில் எந்த பக்கம் வெயில் வந்தாலும், நான் அந்த படுக்கை போட்டிருக்க எடத்துல வந்து வெயிலே அடிப் வராது.
ஆ. சரிங்க. நல்ல குளிர்ச்சியா, காற்றோட்டமா இருக்கும்.
ஆமா. பக்கத்துல த தண்ணி தொட்டி இருக்கும். வாழ மரத்துக்கு எப்பவுமே தண்ணி வந்து பாய்ந்து கொண்டே இருக்கும். அ ஒரு குளிர்ச்சி. அதுக்கு பக்கத்துல என்னாச்சுன்னா, ஒரு அந்த எலுமிச்ச மரத்தினுடைய மேல வந்து 1 கூடு வச்சிருக்கு. குருவி கூடு.
சரிங்க. ம். ஓ! அப்ப குருவி சத்தமும் ஆஹா கேட்கும், சில நேரங்கள்ல.
அ அவர்கள் என்னுடைய நண்பர்கள் ஆகிவிட்டார்கள். அடிக்கடி என்னை வந்து நான் அங்கு வந்திருக்கிறேனா? வரலையா? நான் சாப்பிட்டேனா? சாப்பிடவில்லையா? ஏன் எ காலதாமதம். இதெல்லாம் என்னை குருவி என்னை பார்த்து தினந்தோறும் கேட்கும்.
அருமைங்க. அருமைங்க. ம். <laughs> இப்போ அந்த குருவிக்கு ஏதாவது உணவு, கிணவு எதாவது வக்கிறீ வப்பீங்களா?
அவர்கள் எனக்கு உணவு குடுப்பார்கள். நான் போயி அமர்ந்த உடனே.
ஓ! <laughs> கேக்கவே அருமையா இருக்குங்க. எந்த மாரி புல்
அப்படி ஒரு அதிசய
இப்ப உணவு குடுப்பாங்கன்னா எ ஆ, சொல்லுங்க.
நான் போயி, கட் நான் போயி கட்டில்லே உட்காந்து எதுவும் எழுதிக் கொண்டிருந்தால், படித்துக் கொண்டிருந்தால், சேரில் அமர்ந்திருந்த உடனேயே குருவி என்னை பார்த்த உடனே, கொய்யா மரத்தில் ஏறி 2 பழங்களை பறித்து, எனக்கு எனக்கு போட்டுவிட்டு, கூட்டில் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டு என்னை எட்டி பார்க்கும்.
சரிங்க.